ஓ! நெறைய போனதுனால, மல்டி டாஸ்க்கிங்கா போறதுனால, நம்மால எதுலயுமுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ம். ம்.
ஆமா. அந்த மல்டி டாஸ்கிங் வந்து எனக்கு அந்த வயதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. நெறய இடத்துல வந்து
அதான். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தமாரி ஃபில் பண்ணியிருக்கீங்க நீங்க கரெக்ட்டு தான்.
ஆமா. எல்லாம் என்னால வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னால வந்து அந்த ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து தப் ஒரு 10 எடுத்தோனா, அதல வந்து 5 தப்பு பண்ணுவேன் நானு. கண்டிப்பா. அ அப்புறமா தான் வந்து. அ நானே வந்து இந்த மாதிரி என் தவற வந்து 1 நாள் வந்து உணர்ந்தேன். இப்படியே வந்து நம்ம பண்ணக்கூடாது. அ ஒரு இப்டி மாத்திக்கணும் நம்ப வந்து, ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா டைம் விடணும். எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, என் பக்கத்து வீட்டு பசங்களோட, இல்ல, அந்த மாரி போய் விளையாடணும்னு ஆசை. அப் அந்த மாரி வந்து நான் மனசுல நினச்சுட்டு, சே! நம்ம விளையாட முடியலயே. நம்மள இப்படி அனுப்பச்சுட்டாங்களேன்னு ஒரு மனசு வந்து
ஆமா. ஓ! சரி, சரி, சரி. சூப்பர்ங்க. அ ஆ. ம். ஆமா. நம்ம சின்ன வயசுல எல்லாருக்குமே இருக்க ஒரு வருத்தம் அதுதானே. நம்மள ஃப்ரீயா விட மாட்டுறாங்க. விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ம்.
கண்டிப்பா. ஆ. அப்படி வந்து ஒரு பாரம் மாரி இருந்துட்டே இருந்தது. என் மனசுல. அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்ல வந்து அத புரிஞ்சுகிட்டு, எங்க தாத்தா, பாட்டியெல்லாம் பேசி எங்க அம்மா அப்ப கிட்ட. அதுக்கப்புறமா வந்து அ வகுப்பு நேரம் வந்து மாத்தி அமைச்சாங்க. அதாவது இப்போ இந்த இப்படி போறது, அப்படி போறதுன்னு சொல்லிட்டு, அப்படி இது பண்ணும்போது எல்லாத்துலயும் நான் நல்லா வந்து சிறந்து விளங்குனேன். எல்லாத்துலயும் வந்து நல்ல அ இது பண்ணேன், தேர்ச்சியானேன். அதுக்கப்புறம் நல்லா வரைய ஆரம்பிச்சேன். நல்ல நீச்சலும் கத்துக்கிட்டேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் அடுத்து அதுக்கப்புறமும் விடுவாங்களா நம்மள? ஆ இதுல தான் சூப்பர் ஆயிட்டாளே! அடுத்து ம். சண்ட கிளாஸ், கராத்தே கிளாஸ். அது இதுன்னு அனுப்பிச்சாங்க திருப்பியுமே. அப்ப வந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகுச்சு.
சரி, சரி. ஆ. ஓ. ஓ. ஓ. ஓ. ஓ. சூப்பர். அ ஆ சரி, சரி. <laughs> கண்டிப்பா. ஓ. பரவால்லையே! ஆ.

கண்டிப்பா. நான் வந்து வாக்குவாதம் பண்ணுவேன். வாக்குவாதம் பண்ணி அ ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா? வாக்குவாதத்துக்கப்புறம். ஒரு 2 மணி நேரம். அப்புறம் யோசிப்பேன். அ அடச்சை! இப்ப தானடா நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. எதுக்கு நம்ம இப்டி பண்ணோம்? அப்டின்னு யோசிப்பேன். அ அமைதியா இருக்கணும்ன்னு. ஏனா அ ஒரு எல்லாருமே இத வந்து தப்பு பண்றவங்க தான். ஒரு பெற்றோர் தானே அவங்களுக்கு மறதி அதிகமா இருக்கும். ஒரு ரிமோட் எங்க வச்சாங்கன்னு தெரியாது. கேஸ் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஒரு அ டம்ளர் வந்து குடிச்சு டம்ளர் இங்க வக்க மாட்டாங்க. சோ அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நான் வந்து உணர ஆரம்பிச்சேன். இந்த மாரிலாம் நம்ம பண்றது தப்பு. ஒரு பெற்றோர்களிடமோ, இல்ல வந்து அ பெரியவங்க கிட்டயோ இந்த மாரி ஒரு தப்பு பண்ணாலும் வந்து அத வந்து ஆமா. நானும் தப்பு பண்ணேன்னு வந்து ஒரு ம். அக்சப்ட் பண்ற ஒரு விஷயம் வரணும்.
சரி. ஆமா. முடிச்சதுக்கப்புறம் <chuckles> ஆமா. <chuckles> கரெக்ட்டு. சரி சரி. நிச்சயமா. ஆமாமாமா. ஆ. ஆமா. கண்டிப்பா. ஆ. அக்சப் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா. ம்.
அப்படின்னு ஒரு மன தைரியம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா என் இந்த விஷயம் நடந்தோன்னே, என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு படி எடுக்கும்போதும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ போறேன். ஒரு வேலைக்காக. அப்டிங்கும்போது அந்த விஷயத்தல வந்து ஒரு தவறு செஞ்ச ஒரு என்ன வந்து ஒரு அ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அத ஏத்துக்கொண்டு அடுத்த ஒரு இதுக்கு போயி ஆனா கேட்டுக்கிட்டேன். நான் நான் என்ன தவறு செஞ்சேன்னு நீங்க சொன்னா நான் அத ஃபீட்பேக் கேட்டுட்டேன். அந்த மாரி வந்து
ஆமா. இங்க தான் நீங்க சரியா சொன்னீங்க. அதாவது நீங்க எடுத்துக்கிற மனப்பக்குவத்தில அப்புறம் வந்துட்டீங்க. மொதல்ல வந்து நம்ம செய்றதெல்லாம் சரின்னு தெரிஞ்சாலும், தவறுகள் இருக்கு. அத நம்ம எப்படி திருத்திக்கலாம் அப்டின்ற முறைச்ச முயற்சில எறங்குதுனால, நீங்களே வாய்ய தொறந்து கேக்கிறீங்கள, "நான் என்ன தவறு செஞ்சே சொல்லுங்கன்னு?" சொல்லுட்டு. அது ரொம்ப பெரிய விஷயம். சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லுங்க. அத பத்தி. ஆ ஆ.
கண்டிப்பா. ஆ அப்புறம்மா வந்து அப்புறம் தான் நான் இந்த மாரி கேட்க ஆரம்பிச்சது தான், என்னோட வாழ்க்கையும் கொஞ்சம் வளர்ச்சியானத நான் வந்து உணர்ந்தேன்.
கண்டிப்பாங்க. உண்மைய சொல்றீங்க. ஆமா. அதுதான் உண்ம. அ ஆ.
இல்ல நான் இந்த மாரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதே இடத்திலேயே தான் நின்றுருப்பேன். உண்மையா சொல்ல போனா. ஆ அதாவது எல்லா இடத்துலயுமே இல்லையா? நம்ம எங்க ஒரு இடத்துக்கு ஒரு போனாலுமே, ஒரு நம்ம ஒருத்தங்க வந்து சொன்னாங்க. அவங்க கூட போய் நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மளும் அதே இடத்துல இல்லங்க புரியுது.
நிச்சியமா. சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. அதாவது இந்த இடத்துல என்னன்னா, நீங்க சொன்ன மாரி வளர்ச்சுன்னு ஒரு ஒண் இன்னொன்னு இருந்தாலும் முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல்ல ஒரு நிம்மதி இல்லாம போயிடும். டெய்லி நம்ம எல்லாத்துக்கும் வாக்குவாதம் பண்ற மாரி ஆயிடும். ஏன்னா, நம்ம எல்லாமே கரெக்ட ஆல்வேஸ் நான் ரைட் ரைட் நெனைக்கும்போது டெய்லியே வாக்குவாதம் பண்ணா, நமக்கு ஒரு மன அமைதியே இல்லாத கூடாது. அந்த சூழலே நம்மக்கு கெட்டு போயிடுதில்லயா. எப்பவுமே ஒரு பதட்டத்தோட நம்ம இருக்காமாரி இருக்கு பாருங்க. இப்ப நீங்க சொன்ன மாரி நம்மள புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, நீங்களே கேட்கறீங்க. நான் என்ன தப்பு பண்ணே சொல்லுங்கன்ட்டுன்னு. அப்ப நீங்க அத திருத்திக்கணுன்ற மனநிலை வந்ததுக்கப்புறம் ஒரு அமைதியு கெடைக்குது நம்மளுக்கு. அடுத்தபடி நீங்க சொன்ன மாரி வெற்றியும் கெடைக்குது. கரெக்ட் தான். சொல்லுங்க. அ ஆ.
ஆ நிச்சயமாங்க. அப்புறம் ஒரு அ செடி நான் வந்து அ செடி ஒரு ஒரு செடி வந்து வளர்த்தேன். ஆ அது கூட வந்து என்னாச்சு அப்டின்னா ம். அத வந்து தவறா வந்து வச்சுட்டேன் ஒரு இடத்துல.
சரி. ஓ! சரி சரி.
ஆமா அது வந்து வளராம காஞ்சி போச்சு. அப்ப வந்து நெனச்சுட்டேன். ஐயோ! நம்ம வந்து இந்த மாரி பண்ணிட்டோமே! ஆ தவறு செஞ்சுட்டோம் அப்டீன்ட்டு ம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் வந்து அந்த அக்சப்டன்ஸ் இல்லாத ஒரு மனநெலமை இருக்கும்போது. அ வளர வளர எனக்கு வந்து செரிஞ்சது. பரவால்ல. இது இல்லன்னா அடுத்து அ இது இல்லன்னா அடுத்து நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த உலகத்தில அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க
ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. உண்மதாங்க. நிச்சயமா.